அ, அது இன்னும் சொல்ல சொல்லப்போனா, நான் வந்து எனக்கு நான், அதாவது ஹவுஸ் வைஃப்தாங்க. எனக்கு இந்த வீட்டைச் சுத்தி சுத்தி தான் என்ன பல வி விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. அ அதுதான். இந்த அ அடுத்து பாத்தீங்கன்னா, அந்தக் கோலம் போடுறத சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அ நம்ம வந்து சிறிய உண உயிரினங்களுக்கு உணவு குடுக்கிற விதமா ஆரம்பிச்சதுதான், இந்தப் பச்சரிசி கோலம் மாவு. அது எல் அது எல்லாமே. அ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் ஒரு கலர்ஃபுல் ஆன இது வந்துருச்சு. இல்லீங்களா? அ ஒ எது எதுலயுமே ஒரு நல்ல ஒரு அ என்ன கண் கவரும் அ பல வண்ணங்கள் இருந்தாதான், அது எல்லாருக்குமே பிடிக்குது. <chuckles> ஆ. அந்த மாரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம அந்தப் பச்சரிசி கோலம் போட்டுட்டு, நடுவுல இப்போ, இந்தக் கலர் கோலம் பொடி எல்லாம் விக்கிறாங்க, இல்லீங்களா? அ அந்த மாரி போட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும். அ அந்த டைம்ல அதுலயும் நம்ம அந்த அவங்க விக்கிற அந்த வெள்ளை மாவு யூஸ் பண்ணாம, வீட்டிலேயே நம்ம பச்சரிசியை அரைச்சு, அத கோலம் மாவா அ அ போடலாம். அப்பிடிங்கறது தான் என்னோட கருத்து. முழுசா மாத்தாம, அ அதுல நம்ம கொஞ்சம் பாரம்பரியத்தையும் வச்சுக்கிட்டு, இப்ப இருக்க இதுயும் நம்ம ட்ரெண்டையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். <chuckles>
ஆ. சொல்லுங்க. சொல்லுங்க. ம். சரிங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமா, ஆமா. ம். சரிங்க. ம். சரிங்க. ஓ. சரிங்க. <laughs> அதாவது 50% பாரம்பரியம், 50% நம்ம காலத்தோட நவீனம் ஓகே அப்பிடின்னு சொல்லிட்டு ஓட்டுறீங்க. ஆ, சூப்பர், சூப்பருங்க. <chuckles>
ஆ. <laughs> ஆ. <chuckles> கண்டிப்பாங்க. ம் அடுத்து பாத்தீங்கன்னா, அ உடைகள்ல சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அ அ உடைனா இந்தப் பாவாடை, சட்டை. அந்த மாரி தான், நம்ம வந்து அ முந்திய காலத்துல போட்டது, இல்லைங்களா? பா பாவாடை, தாவணி சொல்லுவோம். சட்டை சோ போட்டு இருப்பாங்க, சின்னப் பசங்க. அ கொஞ்சம் வளர்ந்தவங்க வந்து சாரி கட்டுவாங்க. அந்த சாரி கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா அந்த அ என்ன சொல்றது? 8 மொழம் அந்த சேலை அப்பிடின்னு சொல்லிட்டு, நல்லா உருட்டி, சுருட்டி கட்டுவாங்க. இப்ப அது அந்த அளவு நம்மளால ஒரு மாரி பாங்கா கட்ட முடியல அப்பிடின்னாலும், இந்தக் காலகட்டத்துக்கு ஏத்தா மாரி, அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிட்டோ, இல்ல. நாம போடுற அந்தப் பிளவுஸ்ல கொஞ்சம் டிசைன் வச்சோ. ஆ இந் அ இந்தக் கால ட்ரெண்ட கொஞ்சம் அதுல மேட்ச் பண்ணி, ஆனா, அந்த சேரிய அப்படியே கொஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துற மாரி, நாம பாக்கணும், அப்படிங்கறது தான் என்னோட கருத்துங்க. <chuckles>
கண் ஆ. சரிங்க. ஆமா, ம். ஆமாங்க. ஆமா. ஆமா. <chuckles> கண்டிப்பா. கண் ஆ. அதாவது, இதுதாங்க ரொம்பவே பெரிய அழகான விஷயம். ஏன்னா, அந்தப் புடவைன்றது நம்மளோட பெரிய நம்ம கலாச்சாரத்துல ஒரு பெரிய ஒரு பங்கேற்க்குது அப்பிடின்ற மாரிதான் சொல்லலாம். அப்பிடின்னும்போது, ம் நான் அதைவே கொண்டுவரேன். ஆனா, அதுல ஒரு சின்ன, சின்ன மாற்றங்கள் கொண்டுவரேன்னு நீங்கச் சொன்னதுவே ரொம்ப அ வியக்கத்தக்கதா தான் இருக்கும். ஏன்னா, அ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னுமும் இந்தக் காலத்துலயுமே அது எங்களோட பாரம்பரியம்னா இதுதான், இந்த உடைனா இதுதான் அப்பிடின்ற மாரி சுத்திட்டு இருப்பாங்க. ஆ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல போயிருவாங்க. அத, எதுக்கு இந்தப் புடவை க அணியிறாங்கன்னே தெரியாத மாரி அணிவாங்க. அப்பிடின்டிருக்கும்போது, <tsk> நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு அந்தப் பிளவுஸ் கொஞ்சம் டிசைன் வைக்கிறதோ, அந்தப் புடவைல கொஞ்சம் டிசைனா, வேற ஒரு புடவைய வாங்குறதோ அப்பிடின்ற மாரி, நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க.
ம். ஆமாங்க. அ. ம். ம். ம். ஆ. <chuckles> அ. ம். ம்.